இல்ல, எனக்குத் தொலைபேசி பாக்குற பழக்கம் இல்ல. இப்ப மழைக்காலம்னா மட்டும் என் மகளுக்குப் பள்ளி இருக்கா இல்லையான்றதுக்காக எடுத்துப் பாப்பேன். உண்மையா, இல்லன்னா எனக்குத் தொலைபேசி எங்க இருக்குன்னு கூடத் தெரியாது. பல நேரம் வந்து தேடுவேன். வெளிய எங்கேயாது போணும் அப்டின்னா, ஐயோ யாராச்சும் கால் பண்ணுங்களே அத எங்க வச்சேன்னு தெரிலயே அப்டின்னு அந்த அளவுக்குத் தான் நான் பயன்படுத்துவேன். ரொம்ப கம்மி தான். ஆனா காலையில வந்து எங்க வீட்டு மாடில வந்து போயி ஒரு 10 நிமிஷம் நடந்துட்டு வருவேன். அது நல்ல காத்து இருக்கும். அது மட்டும் இல்லாம நெறயா பறவைகள் இருக்கும். கால்லே போனா இயற்கைய ரசிச்சு அந்தப் 10 நிமிஷம் வந்து நடந்தாலே ரொம்ப நல்லாருக்கும்.
ஓ! செரிங்க. <laughs> நல்ல விஷயங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. ஓ! செரிங்க, செரிங்க. நல்ல விஷயங்க. ம். இப்ப கண்டிப் கண்டிப்பா, கண்டிப்பா. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஏன்னா, <tsk> பா பற பறன்னு ஓடிட்டு இருக்க வாழ்க்கையில, ஒரு 10 நிமிஷம் நம்ம இயற்கைல, அந்த காலை நேரத்துல அந்தக் காத்த சுவாசிக்குறதே ஒரு பெரிய ஒரு நல்லதுன்னு சொல்றலாம்.
ஆமா உண்மதான் அது. அது இப்ப அந்த ஒரு சூழல் வந்து அமஞ்சனால எனக்கு அது நல்லதா இதா ஆயிடுச்சு. நான் இப்ப வீட்டு பக்கத்துல அப்டியே தென்னந்தோப்புகள் தான். அனால நெறைய பறவைகள். அதுவும் காலைல கிளிகள் வந்து நம்மளே தூங்கணும்னு நெனைச்சா கூட அவங்க வந்து எழுப்பிருவாங்க.
கண்டிப்பா, கண்டிப் கண்டிப்பா, கண்டிப்பா. ஓ! செரிங்க, செரிங்க. கண்டிப்பா. தூங்கவிடாம சத்தம் போட்டு எழுப்பிருவாங்க. ம்.
ஆமா, மரக்குத்தி வந்து ஒருத்தர் இப்ப கொஞ்சம் 1 வாரமா வந்து எங்க ஜன்னல குத்திட்டு இருக்காரு! என்ன நெனைச்சுதுன்னு தெரியல. அது 5 மணிக்கு மேல வந்து டொக் டொக் டொக்குன்னு அடிச்சிட்டே இருக்கும். அத தொறத்தவும் மனசு வராது.
அச்சச்சோ! <laughs> அ. ஒருவேள உங்களுக்கு அலாரம் கிளாக்கு அவுங்க செட் பண்ணிருக்காங்க போலருக்கு. <chuckles> கண்டிப்பா.
<laughs> ஆமா. அப்றம் காடைகள் கொஞ்சம் கூட்டக் கூட்டமா வரும். அவங்களும் சத்தம் வந்து அ காது பிளக்கும் அப்டின்னுவாங்கல, <chuckles> அந்த மாரி ஒரு 6,7 பேர் தான் வருவாங்க. அவ்ளோ சத்தம் போடுவாங்க அவுங்க.
ஓ! செரிங்க, செரிங்க. ஆமா. ஓ! செரிங்க.

ஆமா. நமக்கு என்ன வேல அம்மா எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. சாப்படலாம். அப்டியே பேக் எடுத்துட்டு, ஆபிஸ் போகலாம் அவ்ளோதான் வேலையே. இங்க வந்து நம்ப காலை உணவு செய்யணும். மதிய உணவு செஞ்சு, அத பேக் பண்ணனும். ஆ, வீடே வந்து ஒரு புயல் அடிச்ச மாதிரி இருக்கும். ரெ 2 பேரும் வேலைக்கு போறனால, அப்போ சில விஷயங்கள்ல ஒதுங்க வெக்கணும் கெளம்பணும் அதெல்லாம் இருக்கும். அ அப்போ வந்து இந்த காஃபி பழக்கம் எப்டி ஆயிடுச்சுனா நாளடைவுல காலைல காஃபி குடிச்சாதான் நான் வந்து சுறுசுறுப்பா இருக்கேங்குற மாரி ஒரு பிம்பம் வந்து எனக்கு ஏற்படு
பண்ணி வச்சிருவாங்க. கண்டிப்பா, கண் கண்டிப்பா, கண்டிப்பா, கண் கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. கண்டிப்பா. கண்டிப்பா. அதாவது ஒரு வண்டிக்கு பெட்ரோல் போட்டா, அது ஓடுன்ற மாரி நம்மளுக்கு காலையில எந்திரிச்சரும் ஒரு காஃபிய குடிச்சாதான் நம்ம ஓடுவோன்ற மாரி ஆயிருச்சு உங்க நெலைம. கண்டிப்பா, கண்டிப்பா.
<laughs> <inhales> ஆமா, ஆமா. அது நல்லது இல்லன்னு எப்போ புரு புரிஞ்சதுனா ரொம்ப வருஷம், அ அதையே பாலோ பண்ணிட்டேன். ஏன்னா, அதுக்கப்புறம் எல்லா வேலையும் நம்ப செய்வோம் சுறுசுறுப்பா செஞ்சிட்டு லேட்டாதான் சாப்புடுவோம். அதுக்கப்புறம் அதனால வயிற்றுப்புண்லாம் வந்தம் போது டாக்டர் கிட்ட இதே மாதிரி டாக்டர் கேக்குறாங்க. காலைல எந்திரிச்ச உடனே மொதல்ல என்ன சாப்பிடுவீங்க, <chuckles> அப்டின்னா காபி குடிச்சாதான் நான் சுறுசுறுப்பாவேன் டாக்டர் அப்டின்னா, மொதல்ல அத நிறுத்துங்க அப்டின்டாரு. அய்யய்யோ! ஐய நம்
சரிங்க, சரிங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. ஓ! சரி. சரி. <laughs> ம். இனிமேட்டு, நீங்க சைக்கிள்ல போங்க அப்டின்ற மாரியா, பெட்ரோல் கெடையாது. <laughs> ம்.
ஆமா. <inhales> நான் அதுக்கப்புறம் எந்திரிக்கவே மாட்டனே தூக்கத்துலே இருப்பேன்னா அதெல்லாம் உங்க மன பிராந்தி அந்த படத்துல சொல்ற மாரி அப்டின்னு சொல்லி, நீங்க இனிமே அத குடிக்கவே கூடாது. காலைல எந்திரிச்ச உடனே வெறும் வயித்துல காஃபி குடிச்சிங்கனா இது சரியே ஆகாது அப்டிங்கிற மாரி சொல்லிட்டாங்க.
ம். <laughs> கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அப்போ நீங்க அதுக்கடுத்து என்ன பண்ணுவீங்க? காஃபிய இப்ப நீங்க நிப்பாட்டிட்டீங்களா?
ஆ. அ. ஆமா. காலைல எந்திரிச்ச உடனே காஃபி நிப்பாட்டிட்டேன். ஆனா, ஒரு நாளைக்கு 1 காபி இப்பயும் குடிக்கிறன்தான். ஆனா, அந்த நேரம் வந்து மாறி இருக்கு அவ்ளோதான். அ, மின்ன வந்து ஆபிஸ்ல 1 தடவ, ம், ஈவினிங்ல 1 தடவனு போயிட்டு இருந்துச்சு. இப்ப காலைல ஒரே 1 காபி உணவுக்கு அப்புறம் அது அப்படிங்குற மாரி ஆயிடுச்சு. காலைல இப்ப எந்திரிச்ச உடனே ஆ, முதல்ல வந்து நம்ப ஒரு நிமிஷம் உக்காந்து நாளுக்கு வந்து நல்லபடியா போணும் கடவுளே அப்டின்னு வேண்ற பழக்கம் வந்துருச்சு. அ, அதுக்கப்புறம் வந்து அன்றாட வேலைகள நம்ப வந்து பாக்க ஆரம்பிச்சிட்டு காபிக்கு பதிலா என்ன குடிப்பேன்னா, பழைய சாத தண்ணி வந்து எடுத்து டெய்லி குடிப்பேன். அது அதுதான் எனக்கு வயிற்றுப்புண்லாம் சரி பண்ணுச்சு. ஆ, அதுக்கப்
கண்டிப்பா. <laughs> பாதி. சரிங்க, சரிங்க. ஓ! சரிங்க, சரி. <laughs> ஓ! சரிங்க, சரிங்க. நல்லதுங்க, நல்லது. ஓ! சரிங்க, சரிங்க. இப்போ நீங்க சில பேருக்குலாம் காலையில எழுந்ததும் போன் பாக்குற பழக்கம் ஒண்ணு இருக்கு. ஆ, இப்போ எனக்கே வைங்களேன் எந்திரிச்சிட்டா நான் கடகடன்னு எந்ச்சி வேலைய பாத்துருவேன், கொஞ்சம் ஒரு சோம்பேறித்தனம் அப்டி இருக்க மாரி இருந்துச்சு காலைல அப்டினம்போது, <inhales> அந்த போன எடுத்துட்டு ஒரு ஒரு 5 நிமிஷமானா கூட அந்த போன பாக்கணும். நோட்டிபிகேஷன்ல என்ன வந்துருக்கு, <chuckles> வேற யாராவது குட் மார்னிங் மெசேஜ் அமிச்சிருக்காங்களா அப்டின்ற மாரி பாத்து, பாத்து, அப்புறம் 5 நிமிஷத்துல நம்ம ஒரு பிரிஸ்க் ஆகி நான் எந்திச்சு கெளம்பிருவேன். அந்த மாரி உங்களுக்கு ஏதாச்சும் பழக்கம் இருக்கா?